ஆ, இப்போதய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து, இதற்கு முந்திய தலைமுறைகள் சொல் அ பழக்கிட்டு வந்தத வந்து, கண்டிப்பா நம்ம பழகணுமா, அது வந்து ரொம்ப பழய விஷயம். அப்டின்னா நெறய பேர் யோசிக்குறாங்க. இந்த மாரி பாக்கும்போது நீங்க வந்து, முன்னாடி தலைமுறைகள் சொன்ன வழக்கம் வந்து, "இல்ல அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு." அப்டின்னு சொல்லி எந்த மாரி விஷயங்கள நீங்க இன்னும் பின்பற்றி வந்துட்டு இருக்கீங்க. அத வந்து ஏன் வந்து அடுத்த தலைமுறையும் பின்பற்றணும்னு எதிர்பார்ப்பீங்க?
ம். கண்டிப்பா வந்து பாத்தோம்னா போன தலைமுறை அப்டின்னு வந்து சொல்லும்போது. நம்மளுடைய தாத்தா, பாட்டி இல்லன்னா அப்பா, அம்மா அப்டியே தான் வந்து சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா. அவங்க சில விஷயம் வந்து கண்டிப்பா கடைபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து ஏன் வழிமுறையா கடைபிடிச்சிட்டு வர்றதுதான். இந்தத் தலைமுறையில இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில விஷயம்லாம் வந்து பாத்தா, இப்போத்திய தலைமுறை பாத்தோன்னா. அத யாருமே வந்து கடைபிடிக்ககிறதில்ல. அப்டின்றது வந்து பாத்தோம்னா இந்த திருமணம். அந்த திருமணத்துல வந்து பாத்தோன்னா ஒரு சில விஷயம். போன தலைமுறையில நம்ம இதுல என்ன வழக்கம் இருந்ததோ. ஒருத்தர் ஒருத்தர் வீட்ல வந்து பாத்தோம்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு, ஒரு வழக்கம் இருக்கும். ஆனா இப்ப காலகட்டத்துல வந்து பாத்தோம்னா வந்து, அந்த குடும்ப வழக்கத்த விட்டுட்டு மத்த இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா. அடுத்த இதா புது புதுசா வந்து கொண்டு வர்றது. அந்த மாதிரிலாம் வந்து பாத்தோம்னா ஒரு வீண் செலவா கொண்டு விடுது அப்டின்னு சொல்லலாம், அந்தக் காலத்துல வந்து ஏன் இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் வச்சாங்கன்னு கேட்டோனா, ம். ஒரு சில இதுலாம் வந்து பாரம்பரியமா, அது வந்து ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கும். ஒரு திருமணத்துல வந்து ஒரு மஞ்சள் பூசுறதா இருக்கட்டும், ஒரு மஞ்சள் எதுக்கு அந்த இதுல சந்தனம், அதெல்லாம் வந்து இந்த பெண் மாப்பிள்ளைக்கு இது பண்றாங்கன்னா. அந்த டைம் அந்த நேரத்துல வந்து கல்யாண நேரத்துல வந்து பாத்தாங்கன்னா, பொலிவு அடைஞ்சுருவாங்க அப்டிங்கிற ஒரு விஷயத்த, ம். இருக்கக் கூடாது அந்த முகம். அந்த அது மாதிரி ஒரு விஷயம். ஆனா இப்ப வந்து பாத்தோன்னா அந்த இதெல்லாம் வந்து ஒரு பெருசா எடுத்துக்கிறதில்ல. ஒரு சின்னதா வேற விதமா வந்து கொண்டுட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தோன்னா
ம். ம். ம். ம். ம். ம். ம். அ. அ. அ. ம். ம். ம். ம். ம். ம். ஆ. வே வேற என்ன மாதிரிலாம், வந்து இதற்கு முந்தய காலத்துல நீங்க இப்ப திருமணத்த பத்தி குறிப்பா சொன்னீங்க. திருமணத்த முன்னாடி எப்டி நடந்தது, இப்ப என்ன மாற்றமா நீங்க பாத்தது? எதாவது குறிப்பா சொல்ல முடியுமா?